<laughs> புரியும். ஏன்னா நான் பேச்சுலரா இருந்தப்ப, இருந்த கா இருந்தேன். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சமையல் தெரியாதுங்கிறனால எனக்கு மொதல்ல சொல்லிக் கொடுத்தது <chuckles> பாத்திரம் கழுவுறது தான். அது கொடுமையா தான் இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க.
சரிங்களா? அதுவும் இந்த கா அதாவது இப்ப நீங்க சமைக்கிறீங்கன்னா கூட ஒரு காயை வதக்கி விட்டுட்டு கீழே உட்காரலாம். சரி வெந்து வெந்துட்டு இரு நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. இந்த பாத்திரம் கழுவும்போது ஆஹம்.
ம். ஆமா. <laughs> ஒண்ணும் பண்ண முடியாது.
இன்னைக்கும் அசையவும் முடியாது. ஒரு இது கை இப்டி தூக்க கூட முடியாது.
இல்ல இல்ல இடுப்பு பயங்கரமா வலிக்கும். அந்த விஷயத்தில. ஏன்னா அந்த ஸ் நின்னுக்கிட்டே திரும்ப திரும்ப கையை மட்டும் ஆட்டுறது ரொம்ப கொடூரமா தான் இருக்கும், ஒரு இதில. அது சிங்க் புல்லா வந்துச்சுன்னா அவ்வளவு தான் ஒரு மாரி ஆயிருவோம்.
நான் என்ன பண்ணேன், உன்னும் வேலைக்கு ஆள் வைக்கலான்னு சொன்னேன். அவங்க அந்த அம்மா வந்தாங்க. ஒரு ஒரு 1 மாசம், 2 மாசம் வந்தாங்க. அந்த அம்மா என்னை அதுக்கு மேல கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
ம். சரி. ஏன் என்ன பிரச்சனை பண்ணாங்க அவங்க வந்தவங்க?
<chuckles> அவங்க இஷ்டத்துக்கு தான் வருவாங்களாம். நான் சொல்ற நேரத்துக்குல்லாம் அவங்க வரமாட்டாங்களாம்.
ஓ! சம்பளமும் அப்ப நீங்க சொல்ல வேண்டியது தானே நான் என் இஷ்டத்திற்கு தான் கொடுப்பேன்.
<laughs> <laughs> நானும் எங்க வீட்டுக்காரரும் எங்க வெளியில போலாம். அம்மா நீங்க அப்புறம் வாங்க. அப்டின்னா, நான் இப்ப தான் வருவேன். நீ திரும்ப வந்து வீட்டை தொறம்மான்பாங்க. அந்த அம்மா வரல்லைனாலும் பாத்திரம் வந்து அப்டியே காஞ்சுட்டே இருக்கும். இதனாலயே வெளியில போக முடியாத மாதிரில்லாம் நெறைய பிரச்சனைகள் இரு நாங்க என்ன பண்ணினோம்.
ஐயோ! சாமி. ம். ஐயோ! புரியுது புரியுது. நெறைய அந்த ம்.
நம்ம வீட்டுல என்ன என்னலாம் வேலைகள் இருக்கு? என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு? நம்ம எதெல்லாம் திரும்ப திரும்ப அதே வேலைய திரும்ப செஞ்சிட்டுருக்கோம்னு ஒரு பேப்பர் ல எழுத ஆரம்பிச்சோம். அத எழுதி இந்த வேலை செய்றதுக்கான நேரத்த எப்படி குறைக்கிறது? அப்டின்ற மாதிரி வந்து ஒரு குறிப்பு வந்து எழுத ஆரம்பிச்சோம்.
ம். சரி. ம். திட்டமிடுதலை வந்து நீங்க உருவாக்க ஆரம்பிச்சீங்க. சரி.
ஆமா.